கண்டிப்பா, கண்டிப்பா. அ அதாவது என்னுடைய இதுக்கு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவுங்க அவங்களுடைய கல்யாண வீடியோ எடுத்து பார்கலாம். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அப்போலாம் நமக்கு சிடில தான் இருந்ததா? அப்போ அடிக்கடி நாங்க போட்டு பார்த்துருக்கோம். ஆனா இப்போ குழந்தைங்களோட அத வந்து பென் டிரைவல ஏத்திட்டுருவானுங்க. அப்பவே சரி சீடிலாம் ஒரு மாரியேயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே அது வந்து காப்பாத்தியாச்சு. அந்த மாரி. அ வீடியோலாம் நம்ம பார்கணும்.
ஆமா, ம். அ ட்ரை பண்ணி நம்ம எப்டியோ அத வந்து நல்லபடியா வச்சுக்கணும் அப்டின்ற மாரியோ ஒரு இது. <chuckles>
ஆமா. ஆமா. ஒரு அது வந்து மறக்க முடியாத ஒரு இதா இதுல்ல.
அது எப்டின்னா, அத திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்குது ஒழுங்கா தான் இருக்கா? ஆ இருக்கு இருக்கு.
ஆமா ஆமா. அப்டின்ட்டு நாங்க பென்ட்ரைவ்ல ஏத்திக்கிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா வீடியோ நாங்க குடும்பத்தோடு பார்த்துருக்கோம். எங்க பசங்கள வந்து எங்க பச பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு க காது குத்து வச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுமாரி அதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு. இப்ப எங்க குடும்பத்தோட எங்க பசங்களோட சேர்ந்து கல்யாணத்த பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அது சங்க. ஆமா. ஆ.
ம். சரிங்க. ஆஹா! சொல்லவே வேணா ஆ. <laughs> ஆமாமா. ஐ இவங்க வருவாங்கன்னு தெரியாது நமக்கு, எதிர்காலம் எப்டி இருக்கும்னு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் அம்மா அப்பா சொல்றாங்கன்னு கைப்பிடிப்போம். அப்போ ஒரு மாதிரி ஒரு இதிலேயே இருந்திருப்போம். இப்ப பார்க்கும்பதுச்சு. ச்ச, அவங்க சின்ன கூட சிரிச்சிருக்கக்கூடாதா? அப்டின்னு.
ஆமா. தெரியாதுங்க. ஆமா. ஆமாங்க. ஆமா. ஆமா. கண்டிப்பா. அதனுட தருணங்கள்லாம் ஆ ரொம்ப எனக்கு எனக்கு இப்ப நெனச்சானு இப்டிலாம் இருந்திருக்கோமா? அப்டின்லாம் தோணும். அப்ப பார்த்தீங்கன்னா சொன்னே. ம்.
எனக்கு ஒண்ணு தோணுங்க. எனக்கு ரொக்கமா இருக்கும். அத பார்க்கும்போது.
ஆமா. எங்க பசங்கலா ரொம்ப ஓட்டுவாங்க. "ஏ பாரு ஹீரோஹிரன் வந்துட்டாங்கப்பா. நீ இப்ப தான் கல கட்ட போது" அப்டின்னு சொல்லுவாங்க. அ அப்ப ஏய்! சும்மா பாருங்கடா ஓட்டாதீங்கடா! அப்டிங்கிறது. ஆமா. இப்பலாம் காலேஜ் வந்துட்டானுங்க. ரொம்ப சிரிப்பானுங்க. என்ன இப்டி? ஆமா. கல்லூரி பய ஒருத்தன் வேலைக்கே போறான். இப்ப அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த நேரம்லாம் கிடைக்குமா? அப்ப அவங்க அப்பா வந்து வெளில இ
ஆமா. <chuckles> ம். அ ரொம்ப பெரிய பசங்கள ஆாயிட்டாங்களோ! ஆஹ. ஆ. இல்லங்க. எனக்கெல்லாம் இப்பயே வந்து கொஞ்சம் வெக்கமா இருக்கு. இப்ப மாமா அத்த கூடலாம் உட்காந்து பார்க்கணுனா, எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. அ இன்னும் நெறைய பேரு என் நாத்தனார் அவங்க கணவர்லாம் உட்காந்துட்டு என்னோடது ஒரு நாள் பார்க்கலாம், உன்னோடது ஒரு நாள் பார்க்கலாம் அப்டின்னு சொல்லும்போது <chuckles> அ நான் வந்து முதல்ல போவேணா அப்டிங்கிற மாதிரி. நீங்க இன்னும் வளர்ந்த பிள்ளையா இருக்கேங்க. என்ன சொல்லுவாங்க அத பார்த்து?
<laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. அதான் பயங்கரம் ஓட்டு. ஐயய்யோ! அ அதுல வேற பாட்டெல்லாம் வேற போடுவாங்க பாருங்க, என்னவளே? <laughs>
அமாமா. <laughs>

ஆமா. கன்னிகாதானங்கறது வந்து கண்டிப்பா. அதாவது தானமா குடுத்துட்டீங்கிறதுனால தானே நம்ம எல்லாம் அந்த இடத்துல எவ்ளோ விஷயத்த நம்ம தாங்கி த இது பண்ணி நம்ம போக வேண்டியதா இருக்கு? அ ஒரு பெருமத்
அதான் நிஜமாவே அப்டிதான் குடுக்குறாங்க. ம். ஆமா. ஆனா, அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி பெரியனந்து எனக்கு வந்து பையன் வளரல. இன்னும் வளர்ந்தா தான் தெரியும். என்னல்லாம் கிண்டல் என்னல பண்ணுவான்னு!
ஆமா. <laughs> பயங்கரம் கிண்டலுங்க. ஓட்டு, ஓட்டு்ன்னு ஓட்டுவானுங்க, அந்த படம். எப் ம். அது குழந்தையா இருக்கும்போது கேட்பாங்க. எங்க நான் காணா அது ஒரு வயசு. அப்ப நான் அடிக்கடி சீடியில போட்டு பார்க்கும்போது நான் பசங்கள மடியில வச்சுட்டு படுப்பேன். ஒருத்த ஒரு பெரியவன் கேப்பான். அம்மா நான் கானா, தம்பிக்கானா அப்படின்னுவானுங்க. அந்த வயசுல்லாம் போயி, இப்ப இந்த வயசுல இவைங்களோட சேர்ந்து ஆமா. <laughs>
ஏன்ட்ட வந்து ஏன்ம்மா நான் இல்ல, ஏன்ம்மா நான் இல்ல அப்படிங்கிற மாரி. ஆ. ம். ஆ. இப்ப ரொம்ப கஷ்டம்ங்க! நம்மளால சிரிக்கவும் முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாது வேற. இப்ப வரைக்கும் அந்த அந்த எப்படி சொல்றது? இப்போ வரைக்குமே அந்த வெக்கமா இருக்கட்டும், நானமா இருக்கட்டும் இருக்குல்ல அத பார்க்கும்போது நம்ம அந் அண்ணா. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்கங்க. ஏன்னா வந்து வளர்ந்த பிள்ளையோட என்னுடைய திருமண புகைப்படமா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும் பார்க்கும்போது, நீ என்னம்மாவா இதுன்னு என் பையன் கேட்கும்போது நான் இன்னும் அப்படி தான்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, நீங்க ரொம்ப இயல்பா நீங்க சொல்லும்போது எனக்கு நிஜமாவே வந்து நீ எனக்கு எதிர்காலத்த பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப அழகா இயல்பா, அ அழகா சொன்னீங்க. உங்களோட பேசினதில எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க.
ஆமா. அது விரும்பி வி கண்டிப்பா. போகாது. நம்மள விட்டு அது எப்படிங்க போகும்? அந்த நாணம் எல்லாம், அப்படியே போகும். ம். <laughs> மிக்க நன்றிங்க.
மிக்க நன்றி.